ஓகே. அதுக்கு உங்க கணவர் கரடமிருந்து வந்த பதில் என்னவா இருந்தது?
என் கணவர்க்கிட்ட நான் மொதல்லயே சொல்லிட்டேன். நான் இந்த மாரி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓன் விருப்பம். இது சரியா இருக்குமா என்னன்னு, நீயே யோசி. ஓவ்விருப்பத்த சொல்றதில, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒனக்கு அது அழுத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அழுகவே செய்றேன்னா, எங்களுக்கு அது தெரியாமயே தான், நாங்க செஞ்சுட்டுருந்தோம். சொல்றதுல தப்பில்ல, அப்படிங்கிற மாரி. அதுக்கு வந்து, உனக்கு நல்லது தானே சொல்றேன். நாங்க எல்லாரும் கூட இருக்குறது ஒரு பெரிய விஷயம் தான. ஆ, நீ ஏன் அத வந்து, இப்டி பார்க்குற அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்புறோம், கொஞ்சம் ஒடனேலாம் வெற்றி கிடைக்காதுல்ல, எல்லார்கிட்டயும். அதனால, நாட்கள் ஆக ஆக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஒரு வேளை ரொம்ப வந்து, அந்த பொண்ண கஷ்டப்படுத்தியிருக்கோம். அப்படிங்கிற மாதிரி.
ஆ. ஒகே. ம். ம், ம். ஒகே. ம். ம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஆ. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப குடும்பத்தாரும் கரெக்ட்டா அத, புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிட்டாங்க. அப்படின்றீங்க. ம்.
சில நேரங்களிள்ல, கேட்க ஆரம்பிச்ட்டாங்க. அதுக்கப்புறோம் கொஞ்சம் மரியாதை இருந்தது. அதுக்கப்புறோம் கூப்ட்டு வா, நாம அவகிட்டயும் கேட்கணும் ஒரு வார்த்த. அப்படிங்கிற மாதிரி. அ அந்த, இது நெறைய முறைகள்லாம் இருக்குல்ல. அதுலயும் நம்ம கேட்கணும். ஆ, எல்லா எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் கேட்டுட்டு செய்யணும். ஆ, அந்த, அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க என் மாமனார் மாமியாரு. அது வரைக்கும் நமக்கு ஓகே. நம்மள கேட்க செய் அப்டி யோசிச்சுட்டாலே போதுங்கிற மாதிரி தான் எனக்கெலாம். கேட்டு நம்ம சொன்னது தான் செய்யணுனு இல்ல. ஆனாலும், நம்மள, நம்மள பத்தி கொஞ்சோம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஓகே தான் <chuckles> அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
ஆ. ஆ. கண்டிப்பா, ம். ஆ. செய்யணும். ம். ஆ. ஓகே, ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆ. ஒகே ஒகே கண்டிப்பா. <chuckles> அ நா
ஏன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா! நம்ம செஞ்சுருக்கோங்கிற மாரி, எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஒரு அது வந்து, 1 வருடம் நல்லதான் போனுச்சு. அதுக்கு அப்புறம், உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். நீ செஞ்சுடு அப்படினா அதுவும் அழுத்தம் தான் இல்லையா.
ஓகே. ஆ. ஆமாமாமா ஆ. அவங்க நெனைக்கிறத, நம்ம ஒரு, ப கீ கொடுத்த பொம்மை மாரி, பண்ணணுன்ற மாரி ஆயிருச்சு, அப்படின்றீங்களா? ஆ.
அதுதான் நம்ம எங்க ஆ அதுதான். இப்போ நான் எல்லாத்தையும் ஓங்கிட்ட கொடுத்துறேன். நீ செய்யி. நீ தேவையானத வாங்கிக் கொடு. நீ தேவையானத செய். நாங்க அதில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் சேந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னா.
ஆ. ஆ. இல்ல இப் ஆ. செய்யிறது அதேதான். ஆ, குடும்பங்கிறது வந்து நம்ம எல்லாம். ஆ, சரி பாதியா பகிர்ந்து பண்ணுறது தான். ஆ, நான் சொல்றது. ஆ. ஆ.
ஒண்ணு, நானே செய்யணும். இல். ஆ. இல்லைன்னா நீ செய். நாங்க இருக்கோம்.

ஏனா, நம்ம கிட்ட அத பத்தி சொல்றதில்ல. எல்லாம் குடும்பத்தில வாங்கித் தராங்க. நாம ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்டிங்கிற மாரி தான் இல்லையா? நம்மள அதில இன்க்ளூட் பண்றாங்களா? இல்லையா? அப்படீன்னு நம்ம அதக்கூட கேட்கவே கூடாது. உனக்கு எல்லாம் கெடைக்குதா, நீ அமைதியா உன் வேல என்னவோ அத மாத்ரம் பார்க்கலாம். உனக்கு தேவையானதெல்லா கெடைக்கும். நீ கேட்டா அதையும் கூட வாங்கி தந்துடுறோம். அப்ப நம்ம கேட்கணும். இப்ப நமக்கு, அதுதான் எனக்கு தோணுது, நம்மள எல்லா விஷயத்துலயும் வந்து நம்மளுடைய தலையீடு இல்லாம எல்லாமே போய் நல்லா தான் போகுது, பிரச்சன இல்ல நெனைக்கலாம். ஆனா, எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம், அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. <swallows> இந்த குடும்பத்துக்காக இதெல்லாம் நான் செய்யணும். அப்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. இத நானே புடிச்சு செய்யணும் அப்டிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல.
ம். ஓகே. ஆ. ஆ. அ, அ, ஓகே ம். ம். ம், ம். ஆமாம்மா. கண்டிப்பா. ம். ம். ஆமா. கண்டிப்பா. <chuckles> ஆ.
ஆ, அதுதான். நான் உங்களலாம் மதிக்கிறேன். மரியாத குடுக்குறேன். உங்க உறவுக்கு எனக்கும் நெறைய இருக்கு. ஆனாலும் என்னைய பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நான் எப்டி உங்க எல்லாருக்கும் மரியாத குடுக்குறேனோ, அதே மாதிரி நீங்களும் என்னைய பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் மரியாத குடுக்கணும். என் விருப்பத்த மொதல்ல கேட்கணும். என்ன வேணும்? அப்டிங்கிற மாதிரி,
ம். ம். ம், ம். ஆ. கேட்கணும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப அவங்க கேட்காத பட்சத்தில, ஆ நீங்க வந்து, அத எப்டி வந்து, அவங்களுக்கு புரியிற மாரி ஏதாவது ஒண்ணு? அவங்களுக்கு சொல்ல புரிய வச்சு. ஆ.
ம். அ நான் என் கணவர் வழியா போனேன். அ மொதல்ல அவங்ககிட்ட நேரா என்னால சொல்ல முடியல. ஒரு 1 நாள் கொஞ்சம் வருடங்களே, நான் எடுத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் மொதல்ல நான் யோசிக்கிறதுக்கே நெறைய நாட்கள் எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அ என்னது ஏன்? நீ இத மொதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு பிடிக்குங்ற மாரி தான் எல்லாரும் செய்றாங்கப்பா. அப்டின்னாங்க, இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு இனிமே இந்த சாப்பாடு தான் பிடிக்கும். நீங்க போனாங்கன்னா, எல்லாரும் நான் நீங்க ஆர்டர் பண்றீங்க. அத சாப்பிட்ற மாரி இருக்கு. ஒரு எடத்துக்கு எல்லாரும் போறோம். எல்லாருக்கும் பிடித்தத ஆர்டர் பண்றோம். அப்படீன்றது தானே நமக்கு இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியவே தெரியாது எல்லாருக்கும்.
ஆ. ஓ! <laughs> ஆ, ஆ. ம். ம். ஓகே. ஆ. ம், ம். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம், <clicks tongue> ம்.
அப்புறம் ஒரு 1 நாள் என் கணவர் வந்து, எனக்காக ஒண்ணு ஆர்டர் பண்ணி, எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டுட்டு செய்யும்போது. என்னால வந்து, அத மறக்கவே முடியாதுங்க.
ம். ம். ஆ. <laughs> ஆ.
கிட்டத்தட்ட, எல்லாரும் ஒரு 3, 4 ஃபேமிலி ஒண்ணா போயிருந்தோம் அப்ப வந்து கேட்டாங்க. ஆ எல்லாருக்கும் ஆர்டர் பண்றது. ஓ நீ வந்து சாப்பிடலாம் வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லு, நம்ம அத பார்த்து வாங்கிக்கலாம். அப்டிங்கிற மாரி, வேணுக்குன்னே கெடைக்காதத சொல்லுனு எனக்கு தோணுச்சுங்க. <chuckles>
ஓகேங். ஆ. ஓகே. ஆ. <laughs> பழி வாங்கிடலாம் அப்டின்ட்டுங்களா? கண்டிப்பா. ஆ, ஆ கண்டிப்பா, கண்டிப்பாங்க எல்லாத்துக்கும்
அ இல்ல, நமக்கு ஒண்ணு இருக்குல்ல, இவ்வளோ நாள் யோசிக்கவே இல்லையே, சிலதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கும்ல்ல. நானும் டைம் குடுத்து பார்த்தேன். ஆ செய்ற மாரி இல்ல. <chuckles> அதுக்கப்புறம் நான் மாத்திக்கிட்டே கொஞ்சம்.
ஆ. ஆ. <laughs>